இல்ல மேம். நீங்க சொல்றது ப் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை தான். ஆனா நான் என்ன அடிப்படையில நான் சொல்றேன்னா, நம்மளோட எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க சொல்றீங்கள்ல, ஒவ்வொரு இத எலிமினேட் பண்ணும், ஒர்றத எலிமினேட் பண்ணனும்னு, நான் வந்து எலிமினேட் பண்ணதுக்கப்புறம், அந்த தியானத்தில வந்து அந்த பிளாங்க்னு ஒரு ஸ்பேஸ் வரும். பார்த்தீங்களா? நம்ம வைப்ரேஷன் 1 கிரியேட் ஆகும். நம்மள சுத்தி ஒரு ஆரா கிரியேட் ஆகும். அந்த ஆராக்கு வந்து நல்லது எது, கெட்டதுன்னு எதுன்னுமே தெரியாது. நான் என்ன பண்ணுவன்னா, என்னை நான் அமைதிப்படுத்திக்கிருவேன். நீங்க சொன்ன மாரி என்னுடைய இசை <tsk> அதாவது அதன் அந்த ஓசைகளை கவனிப்பேன். அந்த ஓசைகளை கவனிச்சு அன் நீங்க சொன்ன மாரி தான், ஒண்ணொண்ணா எலிமினேட் பண்ணிட்டு, எனக்கு என்ன தேவையோ அத நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ
ம்ஹ்ம். சரிங்க. ஆஹ. ஆமா. ஆமா. ஆ, ஆ. ம்ஹ்ம். அப்ப தான் அந்த ஆரா மா மேனிஃபெஸ்ட் ஆகி, நமக்கு என்ன பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான், நம்ம வந்து அந்த நிலைக்கு போவோம். இல்லையா!
ஆமா. ஆமா. கரெக்ட்டு. ஆனா இது எல்லாமே எதுக்கு தெரியுமா எலிமினேட் பண்றோம், நம்ம? ஏன்னா நம்மளோட தாட் வந்து 2 விதமா வரும், பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாது. ஆமா.
ம்ஹ்ம். யா, யா. அதுதான் சயின்ஸு. எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு. ஆ. அதை ஆ.
ஆமா. நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாது. அப்போ இதை எலிமினேட் பண்ணும்போது, நம்மள அறியாமயே இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணும்ன்னா, எல்லா விஷயத்தையும் எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா, அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்றப்போ, ஒரு பிரஷ்னெஸ் 1 கிடைக்கும். அந்த பிளாங்க் ஆரா, அந்த ஆரா கிரியேட் ஆகும் போது, அந்த நமக்கே 1 தெரியும். "ஓ! நம்ம இப்ப எதையும் யோசிக்கல." அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல நம்ம நல்ல விஷயங்கள், நமக்கு தேவையானது, நம்ம என்ன அடையனும்ன்றது யோசிச்சாலே, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேவ் வந்து நம்மளைய நமக்கு என்ன அடையனுமோ, அதுக்கான வழிகளை நமக்கு சொல்லிரும். இது வந்து
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. ஆனா நம்ம இப்போ பிராக்டிக்கலா ஒருத்தவங்க வந்து 1 போறாங்க. ஒரு பார்க்குக்கு போறாங்க. அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணணும். சிம்பிளா ஒரு டி டிப்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க. நீங்க நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க. வர ஒரு பெரியவங்க கிட்டயோ, இல்ல உங்க வயது ஒத்த ஒருத்தவங்க கிட்டயோ, தியானம் பண்ணனும் என்ன பண்ணனும்னு நீங்க சொல்லுவீங்க?
ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. நான் வந்து இந்த வ அந்த அதாவது இந்த இதை யோசியுங்க, அதை யோசிக்க அப்படில்லாம் நான் சொல்லமாட்டேன். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. "மூளை போற போக்குல, எண்ணம் போற போக்கில ஓட விடுங்க." அப்படின்னு. அதே மாரி தான், நம்மளோட தாட்ஸ் ரன் ஆகும் போது, ஒரு அமைதி கிடைக்கும். நம்மளோட பிரெயின் டயர்ட் ஆகி ஒரு ரெஸ்ட் வரும், பார்த்தீங்களா? அந்த ரெஸ்ட்ட அப்படியே கீப் அப் பண்ணுங்களேன். அதுவே போதுமானதுதான், என்னை கேட்டா. அதுக்கப்புறம்
ஆஹ. எனக்கு தெரிஞ்சு அத பார்க்கில பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?